இன்றைய சூழல்ல தண்ணீர் சேமிப்பு அப்டிங்கறது ரொம்பவே இன்றியமையாத ஒன்று. ஏன்னா, நமக்குத் தண்ணீர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில. அதுக்கு வந்து அந்தத் தண்ணீர வந்து இன்னைக்கு நெறைய வகையில நம்ம தவறா, அ அதாவது வீணடிக்கிறோம். அந்தத் தண்ணீர சேமிக்கறதுக்கு என்னென்ன வழிகள கையாளலாம்? அதப் பத்தின அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க ப்ரோ.
ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க, அதாவது இது எல்லாமே ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான். இது வந்து நம்ம அ நா வந்து சின்ன வயசுல படிக்கும்போதே எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அந்த பள்ளில கத்துக்கிட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குழா ஏதாச்சு தண்ணி சொட்டுதா அப்டிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாத்து, அந்த குழாவ மாத்தணும் அப்டிங்கறதே ஒரு ஒரு சின்ன விஷயம். ஆனா, அதுல பெரிய பலனே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அது சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்ற அந்த பழமொழி வந்து இதுக்கு தான் ரொம்ப அற்புதமா பொருந்தும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நாங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த நகர வாழ்க்கையில ஒரே ஒரு குடம் தண்ணி வேணும் அப்டினாலும், எவ்ளோ சிக்கல் இருக்குன்றத, நான் சின்ன வயசுல இருந்தே இத நான் வந்து அனுபவிச்சு வளர்ந்ததுனாலயோ என்னவோ, எனக்கு அந்த தண்ணி மேல ஒரு அதீத ஒரு ஈடுபாடு. அத வந்து நான் பல விஷயங்கள்ல எப்டி எல்லாம் சேகரிக்க முடியுமோ அப்டி எல்லாம் சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லலாம்.
ம்ஹ்ம். நிச்சயமா. ம்ஹ்ம். நல்லது. நீங்க வந்து தண்ணீ சேமைப்புக்கு வேற என்ன வழிகள்? ஒரு 5 வழிகளச் சொல்லுங்க. என்னென்ன வழிகள, முக்கிய வழிகள நீங்கக் கையாள்றீங்க?
ம். கண்டிப்பாங்க. அதாவது நம்ம வீட்டுல வந்து நறைய இடங்கள்ல நம்ம தண்ணீர் வந்து பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, நம்ம காலையில அந்த ஒரு அரிசி கழுவி அடுப்புல வெப்போம் தெரியுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 இருந்து 5 முறையாவது அந்த அலசி, அலசி எடுப்போம் நம்மளோட அரிசியை. அந்த தண்ணியை வீணா வந்து க நம்மளோட சிங்க் தண்ணியில தான் ஊத்துவோம். ஆனா அதுக்கு பதில் நா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, என்னோட மனைவிக்கிட்ட ஒரு பக்கெட்ட நீ எப்பவும் அங்க வச்சுட்டு, நான் கழுவுனாலும் சரி நீ கழுவுனாலும் சரி அதுல அந்தத் தண்ணிய ஊத்திரு, அப்டின்னு சொல்லி அந்தச் செடிய எடுத்துட்டு போய் என்னோட செடிக்கு தண்ணிய எடுத்துட்டு போய் செடிக்கு ஊத்திடுவேன். இதனால, என்னோட செடிக்கும் நல்லது நடக்குது, அதே சமயத்துல அந்தத் தண்ணியும் வீணா போகல. அ அவுங்க அத
ஆமா. ம்ஹும். சரி. அருமையான ஒரு விஷயத்தச் சொல்றீங்களே. அரிசி கழுவின தண்ணீய, செடில விட்டா செடிக்கு ரொம்பவே நன்மை அப்டின்னு சொல்றீங்க. அருமை, அருமை.
ம். ஆமா. கண்டிப்பா. ம். இப்ப அதே மாரி என்ன பண்ணி இருக்கேன்னா, அந்தச் செடிகள்லயுமே அந்தத் தண்ணி வந்து வடிஞ்சு வீணாவதான் போகும். அதாவது செடிக்கு பயன்படும். அது தாண்டியும் அது வெளியில போகும், அது வழியாவும் நமக்கு ஒரு தண்ணி வீணாகும். அது வந்து தண்ணி மட்டும் வீணாகுறது இல்லாம என்னோட மாடித் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது அந்த ரூஃபயுமே கொஞ்சம் பாதிக்கும். இது வந்து இதுக்காக யோசிச்சுதான் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு இந்த 20 லிட்டர் தண்ணி கேனை 2 வெட்டி, அந்த மேல் பகுதியைத் தலைகீழா கவுத்து, அந்த கீழ் பகுதிக்குள்ள சொருவுன்ன மாரி வெச்சுட்டோம் அப்டின்னா, செடி வைக்கும்போதே இந்த மாரியான ஒரு விஷயம் செஞ்சிட்டேன். இதனால என்ன ஆகும்னா நான் ஊத்துற தண்ணிமே அதுக்குள்ளே நிக்கும். அது இந்த வெயில் காலங்கள்ல இந்தத் தண்ணியவே நான் மறுபடியும் மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்துறது மூலியமா, இந்தச் செடிகள்ல இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள், அது கூட வளரக்கூடிய அந்த மண்புழு உரங்கள் இது எல்லாமே அது அடியில போய்ச் சேந்திரும். அதையும் நான் மறுபடியும் எடுத்து அந்தச் செடிக்கே பயன்படுத்தலாம். இது மூலியமா இ இ இரண்டாவது, 3 அளவுக்கு அத வடிகட்டி அது எங்கெங்கெல்லாம் வீணாகுதோ, அதெல்லாம் ஒரு துளி தண்ணி கூட வீணாக்காம நான் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்டிங்கிறதை ம். இது ஒரு விஷயம்.
நிச்சயம். ம்ஹும். ம். அருமையா சொன்னீங்க. ஆ. செரி. தண்ணி அ, சொல்லுங்க அடுத்த விஷயம் என்ன?
ம். அ அடுத்து, அடுத்து என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாரோட வீட்டிலேயும் இப்ப இந்த வாட்டர் ப்யூரிபயர்ங்கிற ஒண்ணு விஷயம் வந்து இன்றியமையாத ஒரு பொருளாவே வந்துருச்சு.
ஆமாம். எல்லா இடத்திலும் இந்த ஆரோ சிஸ்டம் போட்டுருப்போம்.
ஆமா. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுத்தம் பண்ண தண்ணி போக மீதி தண்ணி ஒரு குழாயில, அத சிங்கல சொட்ட விடுவாங்க.அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆமா. அந்தத் தண்ணிய வந்து நம்ம அதாவது நம்ம குடிக்கிற தண்ணிக்கு தான் அது நல்ல தண்ணி, கெட்ட தண்ணின்னு 2 பிரிக்குது. ஆனா அத நம்ம ஒரு குளிக்கவோ இல்ல துணி தொவைக்கவோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அந்தத் தண்ணிய எடுத்துட்டு போய் நாங்க குளிக்கிற அறையில வெச்சிருவோம். யார் கைக்கால் அழும்பணும்னாலும் அந்தக் கைக்கால் அலம்பிட்டு அந்தத் தண்ணியவும் பயன்படுத்துவாங்க.
தண்ணி போய்க்கிட்டே இருக்கும் வெளிய. ஆமா. பரவாயில்லையே! அந்தத் தண்ணீய வீணாக்காம நீங்க அப்டி பண்றீங்களா?
ஆமாங்க. அப்டி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
பரவால்ல. சிறப்பு, சிறப்பு. நறையா பேரு அதுல வந்து அசுத்த தண்ணீ, அதுல வீணான தண்ணீ தான், கழிவு நீர் தான் வருது அப்டின்னு சொல்லிட்டு அத அப்டியே சிங்க்லயே விட்டுடுவாங்க. நீங்க வந்து ஒரு இது முறையில, அது சிறப்பான முறையில கையாளுறீங்க. இது தவிர வேறென்ன பாணிகள் இருக்கு நம்ம தண்ணீர் சேமிப்ப?
ம். அஹா. ஆமா. ஆ, இ எல்லாமே நம்ம சிறுக சிறுக சேருறது தான். இப்போ அந்த ஏசி தண்ணியோட பைப் கூடப் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல ஆரம்ப காலங்கள்ல அப்டியே வெளியில ஸைட்ல சொட்டுற மாரி விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா அந்தச் சொட்டி, சொட்டி, சொட்டி அது சிமெண்ட் தரையும் வீணாகும். அதுல ஒரு பாசி வாலஞ்சி, அது ஒரு மாரி நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு இடத்த உருவாக்கிடும். அப்போ அந்த பைப்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட 2, 3 மீட்டர்க்கு பைப் வாங்கி, அத வந்து கீழ மா மாடித் தோட்டம் இல்லாத மண் தரையில இருக்கக்கூடிய வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு அத நான் விட்டுடுவேன். அப்போ அந்த இடத்துல நான் செடிக்கு தண்ணி ஊத்தணும்னுற அவசியமே இருக்காது. நான் வந்து சின்னச் சந்துல எங்களோட அந்த இரு வீட்டுக்கு இடையில தான் அந்த ஏசி எக்ஸாஸ்ட் இருக்கும். அப்போ அந்த இடத்துலயுமே ஒரு செடி வளர்றதுக்கு எனக்கு அது உதவிகரமா இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த வெயில் காலத்துல பயன்படுத்துறப்போ, அதோட அந்தத் தண்ணில மட்டுமே உ உபயோகிச்சு அந்த இடத்துலயும் நறையா செடிகள் பயனுள்ள செடிகள் வளர்ந்து, அது எங்களுக்குப் பலனும் அளிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
இது சிறப்பா சொன்னீங்க. இப்ப வே வேற இந்த மழைக்காலங்கள்ல தண்ணீர சேமிக்கிறதுக்கு என்ன மாரியான ஒ யுக்திகள கையாளலாம்? அதப் பத்தின விவரங்கள் என்ன? விரிவா சொல்லுங்களேன்.
ம். கண்டிப்பா. இப்போ அ மழைக்காலம்ங்கிறது வந்து நமக்கு அபரிவித அபரிவிதமான தண்ணீர் நமக்குக் கெடைக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் யாரும் வந்து பயன்படுத்துறது ரொம்ப குறைவாதான் இருக்கும். அந்தக் காலத்துல தண்ணிக்கு ரொம்ப சிரமம் இருந்தப்போ தான் அதெல்லாம் புடிச்சு வச்சு பயன்படுத்துவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மழை காலங்கள்ல தான் அந்த நீரெல்லாம் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பக்கெட்லயும் தண்ணிய புடிச்சு, புடிச்சு, புடிச்சு வச்சுப்பேன். புடிச்சு வச்சிக்கிட்டு, அத வந்து நல்ல ட்ரம்ல போட்டு மூடி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா இந்த மழைத் தண்ணியில நறைய இந்த நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப வேகமா வளரும் அப்டின்னு சொல்லிட்டு ,எனக்குத் தெரியும். அதனால செடிகளுக்கு பயன்படுத்துறப்போ அந்த தண்ணி
ம்ஹும். ம். ஆமா. சரியா சொன்னீங்க. இந்த மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா, நறைய பிரச்சனைகள். அதாவது, தண்ணீர் சம்பந்தமா, தண்ணீரச் சேமிக்க முடியலங்கிறத தாண்டித் தண்ணீர்ல வந்து நுண்ணுயிர் நுண்ணுயிர்கள், கிருமிகள்லாம் கூட நெறையா சேந்து வரும். அதுல இருந்து கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். அப்டிங்கற மாரி எல்லாம் பொதுமக்கள் பேசிக்கவாங்க. அதனால அந்தத் தண்ணியை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறதுக்கு மக்கள் மத்தியில ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா வந்து, பல பேர் வந்து அந்தத் தண்ணிய வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கலாம் அப்டின்னுலாம் சொல்லுவாங்க. நீங்க வந்து அதப் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? தண்ணிய அந்தத் தண்ணிய நம்ம எதுக்காவது சரியான முறையில கரெக்டா பயன்படுத்த முடியுமா?
ம். ம்ஹம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம்ஹம். கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. என்னோட அந்த அ கெமிஸ்ட்ரி லாபரடோரிக்கு அப்போ, அந்த டிஸ்டில்டு வாட்டர்ன்னு ஒரு ப தண்ணிய பயன்படுத்துவோம் பாத்தீங்களா? அதுக்கு மாற்றுத் தண்ணியா, இந்த மழைத் தண்ணியை வந்து புடிச்சு வச்சு நாங்க பயன்படுத்தி இருப்போம். அப்போ, இதுல எந்த விதமான அ நன்மைக டிஹிஸ்ல்டு வாட்டர்ன்னா என்ன அந்த வா தண்ணியில எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அதுக்கு பதிலா இதப் பயன்படுத்தலாம் அப்டின்னு அன்னைக்கு பயன்படுத்தின நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதனால இதுல ஒண்ணும் பெரிய நம்ம பயப்படுற அளவுக்கு, நம்ம அத என்னா குடிக்கவா போறோம்? மிஞ்சிப் போனா செடிக்கு ஊத்தப்போறோம், அப்டியும் இல்லன்னா அத நான் சேர்த்து வச்சுப்பேன். நான் எடுத்ததும் எடுத்துட்டு போய் நேரடியா அந்த நேரத்துல மழைத் தண்ணி இருக்கறப்போ இதுக்கான தேவை இருக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் புடிச்சு வச்சுப்பேன். இப்போ அந்த மழையோடு சேந்து, இந்த மண் கலவை எல்லாம் கொஞ்சம் கழந்து வெளியில வரும். அந்த மாரி மாடிய சுத்தம் பண்ணவோ, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய துணிகளைத் தொவைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாரி மாற்று வழிகள்ல, நமக்கு அந்த மழையினால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள, அத வெச்சே நம்ம எப்டி சரி பண்ணலாம்? அப்டிங்கிற மாதிரி, அந்த ஷூ சுத்தம் பண்றது. மழை காலங்கள்ல தான் நம்ம சேரு எல்லாம் கொஞ்சம் மிதிச்சுட்டு வருவோம். அப்போ அந்த நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடிய அந்த பாதைகள வந்து கழுவி விடலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாம் நான் அந்தத் தண்ணிய புடிச்சு வச்சு பயன்படுத்துவேன். இது வந்து நமக்கு அந்த மழைத் தண்ணிய வீணாக்காம, அதப் பயன்படுத்த உதவும். 2 வது எனக்கு அந்தச் சின்ன வயசுலயே எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மழைத் தண்ணீர் வடிகால்ங்கிறது மொட்டை மாடியிலிருந்து கீழ வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த, அந்தத் தண்ணி போற இடத்துல இருந்து அந்தக் கிணத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கும். அதுக்கு இடையில இடையில நிறைய செடி, கொடிகளும் இருக்கும்.
ம்ஹூம். ம். ம். சிறப்பு, சிறப்பு. ம். நல்லா சொன்னீங்க. ம். ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். சரி. ஓ!
அப்போ அந்த அந்த வயசுல நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நேரடியா அந்த கிணத்து தண்ணிக்கு கு குள்ள கொண்டு போறதும் ஒரு விதத்துல நல்லது கிடையாது. அப்போ ஒரு காவா மாரி வடிவமைச்சு அந்தக் காவா வழியா அந்த மழைத் தண்ணி, அந்த ஸிங்க்ல ஊத்துற தண்ணி, இது எல்லாம் தண்ணியும் அது அது வழியா நான் அந்த மா அதாவது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு, அந்த நம்மளோட வாழை மரமா இருக்கட்டும், இல்ல ஒரு பூச்செடிகளுக்கு நடுவுல மத்தியில போறதா இருக்கட்டும், அந்த மாரி கொண்டு போய் அத கடைசியா எடுத்துட்டு போயி, கெணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்னப் பள்ளம் மாரி நோண்டி அதுக்குள்ள இது வந்து பெரும்பாலும் மழை காலங்கள்ல தான் அது கடைசி, அந்தக் கிணத்து பக்கத்துல வரைக்கும் போகும். மத்த நாட்கள்ல அந்த ஸிங்க் தண்ணி வழியும், அது வந்து ஒரு பாதி தூரம் தான் போகும். நம்ம ஒண்ணும் அவ்ளோ தண்ணி ஒண்ணும் பயன்படுத்தப்போறது இல்ல, இல்லையா? அப்படியே பயன்படுத்துனாலும் அது நம்ம பூமி உறிஞ்சிரும். அப்படி வந்து இ ஒரே விஷயத்துல 2 பலன் அடையிற மாரி ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருந்திருக்கேன்.
சரிங்க. ஓ! சரி, சரி. நிச்சயமா. நல்லா அழகா செஞ்சீங்க. இப்ப இது போக, அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்? மழைத் தண்ணிய வந்து அ பொதுவா சேமித்து வைக்கறதுக்கு, எந்த மாதிரி எளிய நடவடிக்கை எல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும்ன்னு நெனைக்கிறீங்க?
ம்ஹ்ம். ஆ இது அரசாங்கம்ங்கிறது நெறைய பண்ணி, அதாவது அந்தந்த காலத்துல ஒரு ஒரு இது வருது ஒரு எலக்சன் வருது அப்படிங்கிறப்போ, நெறைய செய்ற மாரி காட்டுவாங்க. ஏன் இப்ப கூட, "நான் பல கோடிகள் செலவு பண்ணி, இந்த மழை நீருக்கு வடிகால் அமைச்சு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. அது அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மழைக்காலம் வர்றதுக்கு ஒரு 1 -2 மாதங்களுக்கு முன்னாடியே அதை எல்லாமே சுத்தம் பண்ணி, எல்லாமே தயாரா இருப்பாங்க. இல்லைனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சுரும் அப்படிங்கிறதுனால, ம். அந்த மாரி பண்ணுவாங்க தான். ஆனாலும் அந்த மழை நீரை வந்து நேரடியா அந்த கடல்ல கலக்கவிடுறதுக்கு பதிலா, இந்தக் குட்டைகள்ளையோ, இல்ல ஏரிகள்ளையோ கொஞ்சம் சுத்தம் பண்ணி, அதுல அந்த நீர்களை சேகரிச்சு வைக்கிறது, இன்னும் அதிகப்படுத்தணும்ன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ஏரிகளோ, இல்ல குளங்களோ புதுசா உருவானதுக்கான சரித்திரமே இல்ல. இருக்கிற இடத்தை தான் நம்ம மண்ணு போட்டு நெரவி, அதுல வீடு கட்டிட்டு இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. ம்.
ம். சவால் ஆயிடும். ஆமா. கரெக்டா சொன்னீங்க. ம். ம். ம். நிச்சயமா. ஏற்கனவே இருக்கிறத எல்லாம் பல ஆக்கிரமிப்பா தான இருக்கு இப்ப.
ஆமா. அது தான். அந்த ஆக்கிரமிப்புகளை முடிஞ்ச வரைக்கும் அகற்றிட்டு, அதை அத வந்து சுத்தம் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த அ நம்ம வீட்டு கழிவு நீரை வந்து நம்ம அந்தக் குழால கொண்டு போய், கடைசியில எங்க சேர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆத்துல தான் கலக்குது. ஆறு வழியா தான் அது திருப்பிக் கடலுக்கு போகுது. அதை வந்து ம் ம மறுசுழற்சி பண்ணி, அது வேற விதமா எதாச்சு கொண்டு போயி, அ கடைசியில வேற வழியே இல்லைன்ற அந்த கழிவு நீரை கடல்ல கலக்கவிடுறது கூட ஒரு அளவுக்குப் பரவால்ல. ஏன்னா இப்ப நம்ம எதுவுமே பண்ணாம, அதுல எல்லா குப்பை கூளங்களும் அதோட சேர்ந்து போய் கடல்ல கலக்கும்போது, அது நம்மளோட கடலையும் மாசு அடைய வச்சு, அதுல இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிக்குது. இ இயற்கையிலயே நமக்கு அதிகப்படியான ஆக்ஸிஜன் கிடைக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்தக் கடல் மட்டத்துல மட்டும்தான். ஏன்னா நம்ம உலகம் பூமியே வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியான கடல் நீரால தான் சூழ்ந்திருக்கு. நம்ம நிலத்தையும் தா தாண்டி. அப்போ அதிக பரப்பளவு இருக்கக்கூடிய அந்தக் கடல் நீர் வழியா கிடைக்கக்கூடிய ஆக்ஸிஜன் வந்து, இதனால பாதிக்கப்படுதுன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா. மொத்தமே ஆ சிறப்பு! சிறப்பு! ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அ ஒரு நம்ம வீட்டுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள செய்து தண்ணீரை சேமிக்குறதுலருந்து, அத வந்து கடல் நீரா நீங்க வந்து அங்க வந்து பிரச்சனை இல்லாம சேமித்து வைக்கறதுல அது வரைக்கும், ரொம்பவே ஒவ்வொரு படியா எப்படி எல்லாம் நீங்கத் தண்ணீர் சேமிப்பு பண்ணலாம்ன்னு சொல்லி, அழகா எடுத்து சொன்னீங்க. "அ சில இந்த மழை நீரு வரப்ப வந்து, அதை எப்படி நம்ம பிடிச்சு சேகரித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம்?" அப்படிங்கறதுக்கும் நெறைய உங்களோட ஆலோசனைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோடு உரையாடியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
ம். ம். ஆமாங் ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் அடுக்கடுக்கா, அதாவது அழகா அந்த கோர்வையா அந்த கேள்விகளைக் கேட்கும்போது தான், எனக்குள்ள இருக்க நெறைய விஷயங்களை என்னால உங்களோட பகிர்ந்துக்க முடிஞ்சது. நீங்களும் ரொம்ப அருமையா கேள்விகள் கேட்டு, என்னை வந்து ரொம்பவும் உற்சாகப்படுத்துனீங்கன்னு தான் சொல்லணும். உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்ங்க. மிக்க நன்றி.